நமக்கு நம்மளோட பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சிறந்த நினைவு, சந்தோஷம். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா, அதே மாதிரி நம்ம அங்க நிறைய கத்துக்கிட்ட பருவம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுடைய பள்ளியிலோ கல்லூரியிலோ! நடந்த எதாவது ஒரு விஷயத்த பத்தியோ! அது வந்து "இந்த மாதிரி கோணமே மாறிடுச்சு," அப்பிடிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதாவது நடந்துருக்கா? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நெற ஆ கண்டிப்பா சொல்றேங்க. அதாவது எப்பிடின்னா, நான் வந்து நம்ம வந்து 10ம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்போம். 11, 12 வேற ஒரு பள்ளிக்கு புதுசா போய் சேர்ந்திருப்போம் நம்ம. அந்த மாதிரி நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து 10ம் வகுப்பு ஒரு ஊர்ல படிச்சங்க. ஒரு க பள்ளி அது வே எங்க பக்கத்து ஊர்ல இருந்த பள்ளி. அத முடிச்சிட்டு 11ம் வகுப்பு போறப்ப, எங்க ஊர்ல இருந்து ஒரு 5, 6 கிலோ மீட்டர் தள்ளி இருந்ததுங்க.
ஆமாங்க. ஆஹா! அதாவது உயர்நிலை பள்ளி உங்க இதில இல்ல.
ஆமா. எங்க ஊர்ல இல்ல. எங்களது கிராமம். அதனால எங்க ஊர்ல இல்ல. நான் ஒரு கிராமத்த ஒட் நகரத்த ஒட்டன கிராமம் எங்களது. அதனால நகரத்தோட மைய பகுதியில ஒரு கல்லூரில ஒரு பள்ளியில நான் வந்து புதுசா சேர்ந்தேங்க. அப்பிடி சேரும்போது அங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருமே தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க.
ஆ, ஆ. ம். சரிங்க. ஆமா. எல்ல எல்லாருமே புதுசு தான் இல்லையா! இல்லை, அங்கயே படிக்கிறவங்களுக்கு அது எளிதா இருந்திருக்கும். ம்!
எல் நம்மை ஆ ஆமா. அங்கேயே படிக்கிறவங்களும், ஒரு சில பேர் 10ஆம் வகுப்பு அங்க படிச்சுட்டு, 11ஆம் வகுப்பும் அங்கேயே படிக்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஆனா, நான் அந்த பள்ளிக்கு புதுசு. அதனால எனக்கு எல்லாருமே அங்க புதுசா தெரிஞ்சாங்க. அப்படிங்கு அந்த மாதிரி இருக்கும்போது யாரும் யா யாரையுமே எனக்கு தெரியாது. மொத 1 வாரம், ஒரு 1 வாரம் 10 நாள் வந்து அறிமுகமாகறதுக்கே பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும்ல! என்னதான் நம்ம வந்து, பு அ இதாருந்தாலும், அ ஒ ஃபிரெண்ட்லியா பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல?
சரிதான். ஆ. ம்ஹ்ம். சரிங்க. ஆமாங்க. நம்ம ஃப்ரெ இ படிச்ச பள்ளியிலேயே இருந்தா, நமக்கு வேற மாரிதான் இருக்கும். 11 அப்ப. ஏன்னா அந்த வயது வேற ரொம்ப அ அடுத்தது போற லெவலு. அப்போ நமக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கும். அ பேசுறதுக்கே ரொம்ப யோசிக்கிற வயசு அது.
ஆமாங்க. ஆமாங்க. எல்லாமே எல்லாமே புதுசு. ஆசிரியர்கள் புதுசு, ப படிக்கப்போற பாடம் பாடம் புதுசு, அ சூழ்நிலை புதுசு. எல்லாமே வந்து அ உடை மொதகொண்டு புதுசா இருக்கு. எல்லாமே டிஃபரண்ட்டா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, நமக்கு அந்த அந்த, கா அந்த சூழ்நிலைக்கு நம்மள மாத்திக்கிறதுக்கே ஒரு 10 நாளு ஆச்சுங்க.
ஆ. ம்ஹ்ம். ஆஹா, 10 நாள்ல நீங்க முடிச்சிட்டீங்க. நாங்கலாம் வருஷக்கணக்கில ஆயிருக்கு, எனக்கெல்லாம்.
அந்த மாதிரி ஆகும்போது வருஷங்கணக்குன்னா, ஸ்கூல்லே முடிஞ்சு போயிருங்களே!
அது மாரி தான். ஏன்னா 11ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே, யாரு கிட்ட போய் என்ன பேசுதுன்னே தெரியாம, இந்த ஸ்கூல பத்தி புரிஞ்சிக்கிறதுக்கு, அங்க இருக்க ஆசிரியர்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்புல, அந்த ஸ்கூல் நம்மளோடது ஆயிரும்.
ம். ம். <tsk> ஆமா. உண்ம தாங்க. ஏன்னா, 11ஆம் வகுப்புலாம் வந்து, புதுசா வந்து வா அந்த வாத்தியார் வரப்போ, யாரு யாரு வராங்க? எந்த சார் வராங்க? அப்படின்னு தெரிஞ்சுக்குறதுக்கு, எந்த பீரியட் யாரு வருவாங்க? அதெல்லாம் குழப்பமா இருக்கும். நெறையா ஒரு இதா இருக்கும்.
அ. ஆ. அ. இல்லை. இந்த குழப்பம் தாண்டி, அந்த ஸ்கூல் எப்படி இருக்கும்? இங்கே என்ன, எதுக்கு வந்து டிசிப்ளின்ல எதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுறாங்க? எதோ கொஞ்சம் லிபரலா இருக்கு அப்படிங்கிறது, அது தான்.
ம். ஆமாங்க. ஆமாங்க. நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. அதாவது நம் அதுக்கு முந்தின, 10ஆம் வகுப்பு படித்த கல்லூரியில, இந்த டக்கின் சொல்வோம் தெரியுங்களா? ஆ சட்டைய வந்து பா பாண்ட்குள்ள டக்-இன் பண்றதுன்னு, அந்த மாரி கலாச்சாரம்ல்லாம் அந்த பள்ளியில இல்லை. ஆனா இந்த கல்லூரில க கண்டிப்பா வந்து கண்டிப்பா செய்யனும். ஆனா, எனக்கு அந்த பழக்கம் வரவே மாட்டேன்ருச்சு. நான் வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி அந்த கேட்க்கு போறப்போ தான், அந்த டக்-இன் பண்ற பழக்கமே வரும். சில சமயத்தில பாத்தீங்கன்னா, அவசரத்தில பண்ணிட்டு போறப்போ, சில நேரம் எடுத்துக்கும். அங்கே போய் பிடி சார்ட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாரி இதெல்லாம்
ஆமா. ஆமாமா. கண்டிப்பா செய்யணும். ஆஹ்ம். அதான் அதான். நமக்கு அந்த பள்ளியினுடைய இது என்னன்னே நமக்கு தெரியதுக்கே மாதங்களாகும்.
ம். ஆமாங்க. அந்த மாதிரி காலங்கள் போயிட்டுருந்துச்சுங்க. ஒரு 2 மாசம், 3 மாசம். அப்போ வந்து ஒரு திருப்புமுனைன்னு பாத்தீங்கன்னா, என்னையப் பத்தி <tsk> அதாவது நம்ம என்னையப் பொறுத்தவரைக்கும் நான் ஒரு இதில ப ஒரு ஒரு இடத்தில இருக்கேன்னா, நான் தனியா தெரியணும், அப்படின்னு நானு எப்பொழுதுமே நெனைப்பேன். எல்லோருமே நம்மள பாக்கனும் அப்படிங்குற மாரி எனக்கு ஒரு அ எனக்கு அந்த மாரி ப <tsk> இருக்கனும்ன்னு ஒரு ஆசை. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த கல்லூரில அந்த பள்ளி வந்து எப்படிப்பட்ட பள்ளின்னா, இந்த விளையாட்டுக்கு, அதுவும் முக்கியமா இந்த கிரிக்கெட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய
ம். சரிங்க. அப்ப சொல்லவே வேண்டாம். ஆ.
அந்த மாதிரி பள்ளிங்க. எனக்கும் கிரிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப புடிக்கும்.
நீங்க சொல்லம் போதே தெரியுது, அது உங்களுக்கு புடிக்கும்னு.
ஆமாங்க. அந்த சமயத்தில என்ன ஆச்சுன்னா, பள்ளியில வந்து இந்த 11ஆம் வகுப்பு ஒரு 3 மா 4 மாசங்கள் நடந்திருக்கும். அப்போ வந்து, இந்த ம் மாவட்ட அளவிலான ஒரு கிரிக்கெட் தொடர் வந்து அ ஸ்கூல்ல நடந்துச்சுங்க. கிரவுண்ட்ல.
அப்படியா! ஆ,
ஆமாங்க. அப்போ நடக்கும்போது, இந்த இன்ட்ரவல் பீரியட்ன்னு சொல்வோம் இல்லங்க, காலைல இன்ட்ரவல் பீரியடு. அந்த டைம்ல வந்து, நாங்க எல்லாம் வெளியில வரப்போ, நாங்க எல்லாம் ஒரு 500, 600 பேரு அ கூட இருக்கும். ஒரு 1000 பேர் பக்கம் இருப்போம். எல்லாம் கிரவுண்ட்ல வரிசையா நின்னு பாக்குறோம். அதை அப்படியே, ஆ ஆச்சரியமா பாக்குறோம். எல்லாம் சக அ கிரிக்கெட் விளையாடுறத எல்லாம் வந்து ஒரு அதிசயமா! ஏன்னா நமக்கு வந்து அவ்வளவு பேரு சூழ்ந்து பாக்கும்போது, அது புதுசா, ஒரு 11, 20 பேர் மட்டும் விளையாடுறப்ப நம்ம வந்து ஒரு ரசிகர் மாரி தானே பாப்போம்.
ஆமா. ஆஹா. ஆமா, ஆமா. ஆ அந்த
அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அந் அந்த அப்போ எனக்கு என்ன தோனுச்சுன்னா, ச்சே! இவ்ளோ பேரு பார்க்கும்போது நம்ம விளையாண்டம்ன்னா, அது நமக்கு எவ்வளவு ஒரு இதா இருக்கும். நம்ம அப்பிடின்னு ஒரு எனக்குள்ள ஒரு ஆச வந்துச்சு. அன்னக்கி அன்னக்கி ப அந்த இத பார்த்துட்டு நான் இன்டர்வல் முடிஞ்சு கிளாஸ்குள்ள போனப்பயும் நான் பாடத்த கவனிக்கவே இலலங்க. எனக்கு முழுக்க, முழுக்க நமக் நமக்குலாம் ஏதோ ஏனா கிரிக்கெட் வெளையாட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லாவும் விளாடுவேன். கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன். அந்த சமயத்தில அ எனக்கு எப்பிடியாவது போய் நான்
ம். ம். ஆஹ! உங்களுக்கு அப்ப நெறைய நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்கல்ல, புதுசா!
இருங்க. அதா அதான் எனக் அது அது சொன்னாதானே உங்களுக்கு புரியும். என்ன நடந்ச்சுன்னு அந்த சுவாரஸ்ய விஷயம். ஆ அப்பிடிங்கிறப்ப என்ன ஆயிருச்சு, ஆ நான் போயிட்டு எப்பிடி போயி எனக்கு ஒரு பயம். போய் நம்ம கேட்டம்ன்னா, இப்ப தான் மே அந்த தொடர் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இதே முன்னாடியே போய் கேட்டிருந்தா நம்மள நம்ம எப்பிடி விளையாடுவோன்னு பார்த்து செலக்ட் பண்ணி நம்மள வ விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு காண்பிச்சுரு அ அடைஞ்சிரு கெடைச்சிருக்கும் நமக்கு. ஆனா, இப்ப என்ன ஆகிருச்சு. மே தொடர் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்மள எல்லாம் எப்பிடி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்பிடின்டு நான் போய் என் ஃபிரெண்ட் ஒரு எனக்கு அ அந்த சமயத்தில எனக்கு 2 நண்பர்கள்ட்ட சொன்னேன். உடனே ஏ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வந்து நான் வந்து இடது கை பந்து வீச்சாளர், அப்புறம் இடது கை அ பேட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரைட், ரைட் ஹேண்ட் இல்லாம லெஃப்ட் ஹேண்ட்டு அப்பிடி இருக்கப்போ, நான் இத சொன்னவுனே, என் நண்பர்கள்ட்ட சொன்னவுனே ,என் நண்பர்கள் ஏ அந்த மாதிரி நம்ம இந்த நம்ம ஸ்கூல் டீம் ல யாருமே இல்ல.
அ. ஆஹ! சொல்லுங்க. ஆமா. ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ஆ புரியுது. ஆஹ!
ஒரு உ ஒருவேள நீ வந்து நல்ல விளையாடுறது தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா உன்னைய செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஏன்னா, 10 பேரு 11 பேர்ல யாருமே அந்த மாதிரி இல்லாதப்போ! உனக்கு முன்னுரிமை குடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு.
ம். ஆமா, ஆமா. அது ஏன்னா தே அ வெற்றிக்கு தே அதுவே ஒரு படியா மாறிடும். ஏன்னா அவுங்களுக்கும்மா.
ஆ, அப்பிடின்னவுனே அந்தமாரி நண்பர்கள் சொல்லவும் எனக்குள்ள ஒரு ஆச, அந்த இத எப்பிடியாவது போய் சொல்லிரணுன்னு, அன்னக்கி சாயந்தரமே வந்து பள்ளி முடிஞ்சவுன அந்த அந்த கிரிக்கெட்க்குன்னு பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த அ ஆசிரியர போய் நான் பார்த்து, இதுமாரி நான் வந்து நான் இடது கை பந்து வீச்சாளர் இடது கை பேட்ஸ்மேன் நான் விளையாடுவேங்க. அப்பிடின்னு சொன்னவுன்னே, அவரு உடனே எதுவுமே கேட்காம, "ஆ சரி தம்பி! நீ நான் சொல்ற, நீ பந்து போடு!" அப்பிடின்டு என்ட்ட பந்த கொடுத்து, அவரு ஒரு ஒரு 6 பால் போட சொன்னாருங்க. நான் ஒரு பதற்றத்தில முதல் 2 பால் வந்து எனக்கு அந்த லைன் அன்ட் லெந்த்ன்னு சொல்வாங்க. கரெக்ட்டான துல்லியமா போட்றதுன்ட்டு. அதில வந்து நான் வந்து சரியா பண்ண முடியல. ஏன்னா, ஒரு பதற்றம். எல்லாரும் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம
சரி தான். ஆ, ஆ. சரிங்க. ஆ. இல்ல. அவுங்களுக்கும் அது தெரியும். ஆ
ஆ, அப்பிடின்னவுனே என்ன சொன்னாரு? என்னோட பதற்றத்த அவரு தெரிஞ்சிக்கிட்டு, ஆ ஒண்ணுல்ல அப்பிடின்டு, அவரு ஒரு கோடு ஒண்ணு போட்டாரு. இந்தா இந்த லென்த்து ல நீ வேற எதுவுமே நீ வேகமா போட்ணும். அதாவது ரொம்ப வேகமா போட்ணுன்னு நினச்சு போட்டின்னா, உன்னால முடியாது. நீ வந்து நார்மலா இப்ப ஒரு ஒ அதாவது மித வேகமாவே போடு! ஆனா இந்த லென்த்து ல போடு! அப்பிடின்டு எனக்கு ஒரு கோடு அந்த இடத்திட்ட கோடு கிழிச்சு, அந்த இடத்துக்குள்ள போடு! அப்பிடின்ட்டு எனக்கு சொன்னாரு. 6 பாலும் அதேமாரி நான் போட்டங்க. அப்புறம் பேட்டிங் பண்ணு அப்பிடினாரு. நான் பேட்டிங்கும் பண்ணி காண்பிச்சவுன்னே, உடனே "நீ வந்து ஷூ மட்டும் ரெடி பண்ணிக்க தம்பி. ஆ, அடுத்த மூன்று 3 நாள் கழிச்சு நடக்கப்போற போட்டியில நீ வந்து கண்டிப்பா நீ இருப்ப" அப்பிடின்னு சொல்டாருங்க. எனக்கு அப்பிடியே சந்தோஷம் தாங்க முடியல.
ம். ஆஹ. ஆ சூப்பர். ஆ நல்லது. ஆ. <laughs> அ.
எப்பிடியாவது, ஏன்னா எனக்கு காலையில வந்து நான் மேட்ச் அந்த மேட்ச்ச பார்க்கும்போது, எப்பிடியாவது நம்மளும் வந்து ஏன்னா, ஒரு 4 அடிச்சாவே எல்லாரும் அந்த 500 பேரும், 1000 பேரும் கை தட்டினாங்க. எனக்கு அப்பிடியே பார்க்கும்போது நம்ம விளையாட்றப்ப நம்ம எல்லாம் கை தட்னா, நமக்கு எவ்ளோ பெருமையா இருக்கும். அப்பிடின்னு எனக்கு வந்து ஒரு ச ஒரு ஆச வந்து
அ, அ. ம், ம், ம்.
அடுத்த 3 நாள் கழிச்சு நான் வந்து அதையும் சொன்னமாரியே நான் வந்து அந்த டீம்ல இடம் பெற்றேங்க.
நல்லா இருந்துருக்கும். அ நீங்க எப்பிடி உ உங்க நீங்க அந்த விளையாட்ல நீங்க கலந்துக்கிட்ட உடனே எல்லாரும் உங்கள பார்த்து கிளாப் பண்றமாரி நீங்க அடிச்சீங்களா?
ஆமாங்க. ஆ. அது தாங்க. அது வந்து எப்பிடி சொல்றதுன்னா, வந்து மொத போட்டில வந்து எனக்கு வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையலங்க. ஆனா, பந்து வீசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. 4 ஓவர் நான் போட்டேங்க. அப்பிடி போடும்போது, அதில வந்து ஒரு விக்கெட் நான் எடுத்தேங்க. உடனே அதுக்கப்புறம் என்னோட தெர ஓரளவு என்னோட அந்த 4 ஓவர் ல அந்த ஆசிரியர் என்னோட கொஞ்சம் ஓரளவு திறமைய வந்து பார்த்தாரு. கொஞ்சம் மொத போட்டிங்கிறனால, பதற்றத்தோட இருந்திருப்பேன். அப்பிடிங்கிறத அவரு புரிஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த போட்டில வந்து எனக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு.
வாய்ப்பு கிடைக்கல. ஆ. ம். பரவால்லயே! ஆ. ம்ஹ்ம். பரவால்ல. அந்த ஆசிரியரும் புரிஞ்சுகிட்டாங்க. நீங்களும் வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டீங்க.
அந்தமாரி கொடுக்கும்போது ஆமாங்க. அப்ப அடுத்த போட்டியில பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் எடுத்தேங்க நானு.
ம். அடடா! ஆ.
ஆ 3 விக்கெட் எடுத்து அதுக்கப்பறம் இறுதிப் போட்டியில 5 விக்கெட் எடுத்துவிட்டேங்க நானு.
அப்போ, உங்களுக்கு உங்களுடைய இது வந்து பந்து வீசுறது தான். <chuckles> அப்பிடிதான் இல்லயா!
ஆ பேட்டிங் உம் பண்ணுவேங்க. நான் ஆ அந்த ஆல் ரவுண்டர் ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் நானு. ஆனா, எனக்கு பேட்டிங்ல வந்து எனக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா, வந்து முதல் 5, 6 பேரே நல்லா விளையாண்ட்ருவாங்க. பேட்டிங் சூப்பரா விளையாடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, எனக்கு எனக்கு கிடைத்த அந்த வந்து அந்த பவுலிங் இத வந்து நான் நல்லபடியா பண்ணேங்க. உடனே எங்க அ அதுக்கப்புறம் அந்த வருடம் நான் 11ஆம் வகுப்பு முடிச்சு 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரைக்குமே, என்னுடைய அந்த சக மாணவர்கள் என்னைய என்ட நடந்துகிட்ட விதம்லாம் வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா எப்போதும்
ஆ. அ. ஆ, ஆம். ஓ, புரி ம். சூப்பருங்க, ஆ. அப்ப நீங்க தான் அங்க ஹீரோ!
ஆ அந்தமாரி தாங்க எனக்கு அப்பிடியே அந்த வ அப் அப்பிடியே நான் வந்து மிதக்கிறமாரி தான் இருக்கும். ஏனா அதாவது பார்த்தீங்கன்னா, படிக்கிற ஒரு வாரத்தில 6 நாள் ஸ்கூல்லுன்னா, 3 நாள் நான் வந்து கிரவுண்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
அப்போ படிப்பு, அது சார்ந்தது.
அதுவும், அ ஆனா அதுக்கு எங்களுடைய அந்த ப பயிற்சியாளர் வந்து கம்பல்சரி என்ன சொல்ட்டாரு, படிப்பில வந்து நீ மொதல் ஐந்து ரேங்க் உள்ளே வந்தா மட் வரவங்கள மட்டும் தான், நான் வந்து விளையாட்டில சேத்துப்பேன். ஏன்னா, அதுதான் முக்கியம். அப்டின்னு, அப் அப்டின்னு அவர் வந்து ஏற்கனவே அந்த ஒரு ரூல்ஸ்ச போட்டிருந்தாருங்க.
அதான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் பண்ணாங்க. <chuckles> எ அந்த தீர்மானம் நல்லதுதான். ஏன்னா, நம்ம படிப்ப விட்டுறக்கூடாது. அதுக்காக அ.
ஆ ஆனா, அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நான் படித்த அந்த இடைத்தேர்வு, அந்த இந்த காலாண்டு, அரையாண்டு அது எல்லாத்திலயுமே நான் வந்து 5 ரேங்க் உள்ள நான் எப்படியும் வந்துருவேங்க.
நல்லவை ஆ சூப்பருங்க நீங்க! அ.
ஆ படிப்பும் ஓரளவு ஓரளவு பெருசா இல்லைனாலும், ஓரளவுக்கு கரெக்ட்டா நான் ஓரளவு படித்துருவேங்க, ஆ அப்
இல்ல அது உங்க வாழ்க்கையில இன்னுமே தொடருதா? அந்த கிரிக்கெட் பயணம். அ அதில அந்த கல்லூரி, அந்த க பள்ளிகள்ல பள்ளிகளோட நிண்ட்றுருச்சா?
ஆ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அது அவு பள்ளிகள்ல வந்து, அவரு வாய்ப்பு குடுத்தது இல்லாம பாத்தீங்கன்னா, அவர் இந்த தனியா வந்து மாவட்ட அளவிலான லீக் போட்டின்னு சொல்லுவாங்க.
ஆமாங்க.
நீங்க அது அது ஒரு சில போட்டிகள்லாம் இருக்குங்க. வருஷத்துக்கு 9 போட்டிகள் மட்டும் நடக்கும்.
இல்ல, நான் கேள்விப்பட்டுருக்கேன் அ.
ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு லீக் போட்டியில வந்து, அ எங்க பயிற்சியாளர் வந்து ஒரு டீம் வச்சிருந்தாருங்க.
ம்ஹ்ம்.
அந்த டிவிஷன் மேட்ச்ன்னு சொல்வாங்க. 1 ஸ்ட் டிவிஷன் 2 ண்ட் டிவிஷன் அந்த மாரி டிவிஷன் மேட்ச்ன்னு சொல்வாங்க. மாவட்ட அளவில் மாவட்ட அளவிலும் இருக்கும், மாநில அளவிலும் இருக்கு. அதில அந்த மாவட்ட அளவிலான போட்டியில் டிவிஷன் மேட்ச்லாம் நான் போய் விளையாண்டுருக்கேங்க அவர் எனக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பள்ளி படிப்பு முடித்து ஒரு 5 வருடங்கள் கழித்தும், நான் அந்த மாதிரி தொடர்ந்து விளையாண்டேங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சூழல்
ம். ஆமா. அப்டிங்களா? அ அந்த பயிற்சியாளர் உங்களுக்கு நிறையவே வந்து, வாய்ப்பு குடுத்து கூட்டிட்டு போயி உங்கள ம்.
ஆமாங்க, கண்டிப்பா என்னுடைய வாய்ப்புகள வந்து நெறையா அவரு குடுத்தாருங்க. ஏன்னா என்னுடைய தனித்திறன்லாம் அவரு வந்து அவ்ளோ கவனிப்பாருங்க. நான் கேட்ச் புடிக்கிற விதம், ஆ நம்ம வந்து பவுலிங் போட்ற விதம், அதுக்கு நெறைய வந்து அவரு ஆலோசனைகள்லாம் குடுத்து நெறைய என்னைய மேம்படுத்திக்கிறதுக்கு நெறையா வாய்ப்ப வந்து இந்த ஆலோசனைகள் நெறையா வழங்குனாருங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பயிற்சியாளர் கெடைக்கிறது, அத தை சரியா வந்து ச வழி நடத்தி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும்.
கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ம். நம்ம முதல் போட்டியில தடுமாறினபோது, அவரு வந்து "இந்த இந்த பையன் சரி வரமாட்டான்னு" நெனைச்சிருந்தாலும் நமக்கு அடுத்த வாய்ப்பு கண்டிப்பா கெடைச்சிருக்காதுங்க. அவரு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்ததனால தான், நமக்கு அது வந்து அடுத்த 5 வருடங்களுக்கு எனக்கு அந்த கிரிக்கெட் மேல இருந்த ஆர்வத்த, என்னால வந்து அத வ என்னால அத வந்து சரியா பயன்படுத்திக்க முடிஞ்சுச்சுங்க.
ம். சரிதான். நீங்க அந்த அனுபவத்திலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இதுல. யாருக்காவது வாய்ப்பு குடுக்கிறது உடனே சரி. இல்லை ஆலோசனைகள் குடுக்கணும். இல்லை வந்து அந்த வாய்ப்ப நாம சரியா பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கா இருக்கட்டும், நீங்க
இல்ல என்னோட வாழ்க்கையிலயே பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டேங்க. வாய்ப்பு குடுக்கிறதுங்குறது, ஒ ஒருத்தவகட்ட திறமை இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டு இப்ப அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட வாய்ப்பு கேக்குறாங்கன்னா, அவுங்களுக்கு ஒரு வாய்ப்ப குடுக்கணும். குடுத்து அவுங்களுக்கு உள்ள இருக்க திறன வந்து, "அ இவுங்க வந்து ஒரு இந்த விஷயத்துக்குன்னு சரியா வருவாங்க" அப்படிங்குகறத கண்டுபுடிக்கணும். அவுங்க தான் வந்து ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க. அதான் வந்து ஒரு அனுபவத்துக்கான ஒரு இலக்கணம்ன்னு கூட சொல்லுவாங்க.
அஹ்ம். ம் சரிதான். ம். ஒரு பயிற்சியாளரா அதெல்லாம் செய்யணும்.
ம் ஆமாங்க. நாங்க வந்து வெளியில ஊர்கள்ல எங்க ஊர்லருந்து நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம்ல! அப்ப வந்து நாங்க எங்களோட சிறு வயது மாணவ ஜூனியர்ன்னு சொல்லுவோம்ல்ல, அந்த மாரி நாங்க ஆட்கள கூட்ட்டு போம்போது, நெறைய பேர கூட்ட்டு போவோம். விளையாடுறதக்கு வெளிய வெளிய வெளியில ஊர்ங்களுக்ல்லாம். அந்த மாதிரி போகும்போது, அவங்களோட திறன் நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு 2 போட்டி, 3 போட்டிலயே தெரிஞ்சிரும். இவுங்க வந்து இந்த வ் இந்த எடத்தில இவுங்கக்கு அ இவுங்கள வந்து பவுலிங்க்கு யூசு பண்ணிக்கலாம். இல்லை வந்து பேட்டிங்க்கு இவர் நல்லா வருவாரு
ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம்! அ அதுதான். அது இப்போ கிரிக்கெட் விளையாடுறதே உங்களுடைய பயணமா மாறிடுச்சா?
ஆமாங்க. பயணம்ன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அதில நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா இருந்தேங்க. அதுக்கப்பறம் நம்ம வாழ்க்கை சூழல் மாறிரும்ங்கல்லங்க! அ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து வ வேலைக்கு போணும், அப்புறம் நம்ம குடும்பத்தப் பாக்கணும் அப்டிங்குற மாரி, பெரிய லெவல்ல போமுடியல. இருந்தாலும் எனக்கு அது ஒரு திருப்புமுனை, ஸ்கூல்ல வந்து அந்த லைஃப்! மறக்க முடியாத லைஃப் அது.
ஆஹ! இல்ல. ஏன்னா புது பள்ளி நம்ம பயந்து பயந்துகிட்டு போன நாட்களும், நமக்கு யாரும் இல்ல. நமக்கு அந்த பள்ளிக்கும் எனக்கும் <chuckles> எவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த பள்ளியில இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்குமே. "எல்லாரும் என்னைய பார்த்து கை தட்டினா எப்டி இருக்கும்?" அப்படின்னும், நீங்க போய் உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னதை, உடனே அவங்க போய் அந்த பயிற்சியாளர்கிட்ட சொல்றதுமே, வந்து ஒடனுக்குடனே அந்த நடக்கும்போது தான் நமக்கு நல்லா இருந்து அதான். ம்.
ஆமாங்க. ஆ அது உண்மையாலுமே ஏனா ஒரு அதிசயம்ன்னு தான் நெனைப்பேன். அந்த அன்னைக்கி நடந்த விஷயங்கள்லாம். ஏன்னா எனக்கு ஒரு பயங்கர பதற்றம், பயம், "போய் கேட்டு அவங்க ஏதாவது அசிங்கப்படுத்திருவாங்களோ" அப்டின்னு கூட எனக்கு வந்து
இல்ல வேணாம்ன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம் அந்த வயது வேற. ஆனா வந்து நமக்கு கிடைக்கலையே அப்டின்னு ஏங்கிட்டே இல்லாம நம்ம கே கேட்டுட்டோம். அதான் நீங்க கேட்டுட்டிங்க, அவங்களும் அந்த அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு கொடுத்ததை நீங்களும் பயன்படுத்திக்கிட்டிங்க.
ஆ. கண் ஆமாங்க. ஆமாங்க.
அப்ப அந்த க அந்த பள்ளிலயே நீங்களே வந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு, நம்ம கை தட்டுற அளவுக்கு நடந்துக்கணும்னா அதை சிறப்பா செஞ்சு, அடுத்த 5 வருடங்கள் நான் வந்து அந்த பயணத்தை தொடர்ந்தேன். இன்னுமே நான் வந்து அதை செய்ய முடிஞ்ச வரைக்கும், நான் அதை அழகா செஞ்சேன். இந்த அதுக்கு வந்து என்னுடைய பள்ளிதான் ஒரு திருப்பு முனையா இருந்தது. அப்டிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி.
நன்றிங்க.